ஆ வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள வேணும் வேணுன்னே வந்து லைட்டா இடிச்சுட்டாங்க.
அய்யயோ! ம்.
இடிச்சிட்டு, நாங்க தான் தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மக்கள் எல்லாம் கூடி, எங்க கிட்ட ஒரு ரூ.3000 வாங்கிட்டு தான் விட்டாங்க.
ம். ம். அச்சச்சோ! ம்ஹம், ம். <coughs> ம். இது ஏதாவது திட்டமிட்ட எதாவது அவுங்க செஞ்சமாரி இருக்கா? இல்ல இயற்கையாவே நடந்தமாரி உங்களுக்கு இருந்துச்சா, இந்த சம்பவம்?
சோ, அந்தமாரி ஒரு இதெல்லாம் நடந்தது ஆக்ஸூலா. அதேமாரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவல் இல்ல, அந்த சம்பவம் இயற்கை கிடையவே கிடையாதுங்க. அது எங்களுக்கே தெரியும், எங்க மேல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு, அவுங்களாகவே வந்து இடிச்சிட்டு, அவுங்க வண்டிக்கு இதுமாரி ஆயிடுச்சுன்னு சொல்ட்டு கூட்டத்த கூட்டி, எங்கக்கிட்ட காசு வாங்குவதற்கு தான் பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சிருது.
கண்டிப்பா, அவுங்க ஏதோ ஆ. ஆ. ம். அப்ப நிறைய ஆ, இந்தமாரி நிறைய சம்பவங்கள் அங்க நடக்க வாய்ப்பு இருக்கு போல. ம். ம்.
ஆமா, இருக்கு, இருக்கு. சோ, அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அங்க வந்து சாலைய வந்து முந்தக்கூடாது அப்பிடின்னு சொல்லிட்டு.
ம். ம்.
அது ஒரு அனுபவமா இருந்துச்சு எங்களுக்கு.
ம். ம்.
அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து காவல்துறையினர் வந்து, அதி அதிக அளவுக்கு இருக்க மாட்டாங்க.
ம். ஆ, கண்டிப்பா. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம்.
அங்க வந்து காவல்துறையில, ஆமா. இந்த ஹோம் கார்ட்ஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா?
ம். ஆமாமா. ம்.
அந்தமாரி. அப்புறம் அ ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ, அந்தமாரி ஆளுங்க தான் அவுங்கள பாத்தீங்கன்னா, 1 தெருவுக்கு ஒருத்தர் இருப்பாங்க.
ம். ம். ம், ம், ம்.
சோ, காவல்துறையினர அங்க பார்க்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும்.
ம், ம்.
அதனாலவே அங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கொஞ்சம்
ம்.

அப்பா! அ.
அந்த ஊர்ல வந்து சாப்பாடு கொஞ்சம் வில அதிகமா இருக்கும். அதேமாரி பொருட்கள் வில அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு டிரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப துணி வந்து ஒரு, ஒரு ₹100 ன்னு வச்சிக்கோங்களேன்! இல்ல ₹150 வச்சிக்கோங்களேன். அதேயே அவுங்க டிரெஸ் வந்து அதே துணிய வந்து, அ, எப்பிடியும் ஒரு ₹200 மேல தான் விப்பாங்க.
ம். ம். ம். <clears throat> ம். ம். அந்த இடத்துக்கு லாபம் சம்பாரிக்கிறமாரி அவுங்க விப்பாங்க. ம். ம்.
ஆமா, ஆமா. ஏன்னா சுற்றுலாப் பயணிகள் வர்றதுனால, அவுங்களுக்கு அதுதான் அவுங்களுக்கு பொருளாதாரமும் சரி, வாழ்வாதாரமும் சரி, அதுதான் அவுங்களுக்கு சுற்றுலாப் பயணிகள்னால தான்.
ம். ம். ம். ஒகே.
சோ, நா விருப்பம் உள்ளவங்க வாங்குவாங்க. நம்ம பட்ஜெட்டாவும் போறோம் அப்டின்னா, அப்ப அந்த டைம்ல வாங்க மாட்டாங்க.
ம். ம். ம். சரி. இதுவரைக்கும் நீங்க போன பயணத்த வச்சு உங்களுக்கு வந்து எதுல போன பயணம் பிடிச்சிருக்கு? நீங்க ரெயில்ல போனதா? இல்ல கார்ல போனதா? இல்லாட்டி வேற ஏதாவது வாகனத்தில போனதா? எது உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. எது வந்து சேஃப் ன்னு நீங்க நினைக்கிறீங்க?